கண்டிப்பா. இப்போ ஒரு தனி இடத்துல, தனி மனிதனா போய் நிக்கணும் ஒரு எடத்துல, ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயங்கள வந்துட்டு யாராலயும் செய்ய முடில, நின்னு வேடிக்கை தான் பாக்கறாங்கன்றப்போ, நம்பளுக்கு வந்துட்டு ஒரு ஊக்கம் வந்துட்டு வருது, ஆர்வம் வருது. நம்பளால முடியும். அது என்னன்னு தெரியுதோ தெரிலையோ, செஞ்சு தான் பாப்போமே அதுல சரியோ தவறோ, என்ன வந்தாலும் பாத்தப்போம் அப்படின்னு சொல்லட்டு, நம்ம எறங்கிடணும். அந்த விஷயத்துல, யார பத்தியும் யோசிக்கக்கூடாது. எத பத்தியும் வந்து கூச்சசுபாவத்தோட யோசிக்கக்கூடாது. அப்ப அந்த விஷயத்ல எறங்கிட்டோம் இத எறங்கிட்டோம். இனிமே நம்ம தான் செஞ்சாகணும். அந்த செய்யலன்னா நம்மளுக்கு தான் வந்துட்டு ஒரு கடம இல்லாத ஆளா போய்டுவோம் அப்டின்றப்ப. அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிக்க, ஆரம்பிக்க செய்ய, செய்ய தான் நம்மளுக்கு அதுல வந்து சரியும், தவறும் என்னன்றது வந்து வெளிப்படும் இல்லைங்களா? ஒரு அனுபவத்தின் பேர்ல. கண்டிப்பா.
ஆமா. ஆமா. நல்லது, அ. ஆமா. கம். ம். ஆமா. அதுலயே இருக்கணும் ஆமா. கண்டிப்பா. அதெல்லாம் சரியாவும் இருக்கும், தவறாவும் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதைக் குறித்து கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றீங்க.
<clears throat> ம் கண்டிப்பா. அந்த மாரி செய்றப்போ, ஒரு ஒரு விஷயங்களும் நமளுக்கு அடிப்படையாவே தெரிய ஆரம்பிக்கும். அப்ப அத சரியா செய்து முடிச்சுட்டோம்னா, அதுலேந்து ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு வந்து வருங்க. அந்த திறமையின் மூலியமா. நம்ம தனித்துவமா கண்டிப்பா அந்த விஷயத்த செய்ய முடியுன்ற ஒரு ஆர்வத்தோடையும், அ ஒரு ஊக்கத்தோடையும், அந்த விஷயத்த செஞ்ஜோம்னா, நம்பளால முடியும். அதாவது நத்திங் ஸ் பா இம் பாசிபில் எவ்ரி திங் ஸ் பாசிபிள்ன்னு ஆங்கில சொற்கள் வந்துட்டு ஒண்ணு இருக்கு. அந்த மாரி வியுகத்தெல்லாம் நம்ம அப்டியே எடுத்துக்க கொண்டு போயி்டே இருக்கணுங்க வாழ்க்கையில. எல்லா திறமைகளையும்.
ம், ம். ம்ஹ்ம். ம். நி நிச்சயமாக. ஆமா. ஆமா, நிச்சியம். ஆமா. நல்லது. மிக சிறப்பாக விளக்கினீர்கள். இப்ப ஒரு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம திறமைய கற்றுக்கொள்கிறோம். அந்த அப்பா விடத்தில கற்றுக்கொண்டோம். அதை உடனடியாக வெளிப்படுத்தி, அதுக்கு அங்கீகாரமும், பாராட்டுகளும் கெடைக்கிறது. சரி இந்த ஒரு திறமைக்கு போதும். அப்படின்ற மன பக்குவத்துக்குள்ள போயி உங்கள பூட்டி அடைத்துக் கொள்வீர்களா? அல்லது பரவால்லையே! நம்மகிட்ட இருக்கத இந்த திறமைய நம்ம வெளிய கொண்டு வந்து இத எப்படியாது செயல்படுத்தி விட்டால் இன்னும் வேற ஏதாவது நம்மகிட்ட இருக்கான்னு நம்மளைய குறிச்சு நம்மளே ஆராய்ந்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளை பருவத்தில இருந்து எந்தெந்த விஷயத்துல நம்ம ஒரு விதத்தில ஆர்வம் கொண்டிருந்தோம், அல்லது முயற்சித்தோ ஒரு சில விஷயங்களை முன்னாடியாக முயற்சித்திருப்போம் விட்டிருப்போம். அப்டி ஏதாவது அந்த பழைய தேடல்கள் அ திரும்பவமார நடைமுறைக்கு கொண்டு வரதற்கு, அந்த திறமைய வெளிப்படுத்துததற்கு, ஏதாவது உங்களுடைய வாழ்க்கைல இருந்திருக்கா அந்த மாதிரி?
ஆ கண்டிப்பாங்க. அது மாரி சொல்ணும்னா, இப்ப ஒரு விஷயங்கள் வந்துட்டு நானே முன் வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள வைத்து செய்யணும்னு நெனப்பேங்க. ஆனா, அந்த வந்துட்டு இது வேற மேரி செஞ்சாங்களே. இப்ப எப்டி செய்றது? இப்ப நம்மளுக்கு தெரியலையே! என்ன பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப, அ ரொம்ப வந்துட்டு கடினமான சூழ்நிலைல கூட வந்துட்டு முயற்சி செஞ்சுகிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாத பட்சத்துக்கு அத விட்டுட்டு அப்படியே போய்டுவேங்க. அப்புறம் ஒ கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஏன் விட்டோம்? அதுமரி விடக்கூடாது நம்ம, திரும்பி அத செஞ்சு தான் ஆகணும். செய்ய வேண்டியது நம்ம கடமை. அதுல எறங்கிட்டோம். முழுவதுமா அத முடிச்சா தான் மனதிருப்தி நமளுக்கு அப்டின்றத தெரிஞ்சுக்கிட்டு. திரும்பி செய்ய ஆரம்பிப்பேன். அப்ப செய்றப்போ எனக்கு வந்துட்டு இன்னும் ஆர்வம் வர ஆரம்பிச்சுச்சு எப்டின்னு கற்றுக்கொண்டு அத முழுமையா முடித்தாகணுன்ற ஒரு எண்ணத்தோடையே, ஊக்கத்தோடையே, நான் வந்துட்டு அந்த விஷயத்த செஞ்சு முடிக்கணுன்னு செஞ்சு முடிச்சுட்டேங்க. அந்த மேரி விஷயங்கள, விட்ட விஷயங்கள வந்துட்டு விடக்கூடாது. அதாவது செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னா, அத விட்டுட்ட முடிலன்ட்டு. அத திரும்பி அத விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோடயே கண்டிப்பா செஞ்சு
ம்ஹ்ம். மஹ்ம் அப்படின்னு ஆ. அ. அழகு. ம். சிறப்பு.